ஆமா, கண்டிப்பா. அதுலலாம் இருக்கு. அந்த மாரி செ அந்த மாரி நம்ம வந்து ஆன்லைன்ல இது பண்ணும்போது அந்த சத்தங்களையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு கட்டாய தருணத்தில இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அ.
ம். ம். அவங்க ரொம்ப ரொம்ப குவாலிட்டி எதிர்ப்பார்ப்பாங்களே. பின் டிராப் சைலன்ட்டா இருக்கணும்னுபாங்களே. அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றீங்க?
ஆமா, கண்டிப்பா. ஆமா, கண்டிப்பா. அப்ப அதுக்கான சாதனங்கள்லாம் இப்ப நெறைய வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த சத்தம் வராம ஆ, அந்த மாரி
சரி. ஆமா, ஆமாமா. நானும் என் வீட்ல அந்த சாதனங்களெல்லாம் வச்சிருக்கேன். ஆ.
ஆமா, அந்த மாரி ச இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்னென்ன முன்னேற்பாடுகள் பண்ணணுமோ, ஆ அதெல்லாம் ஆமா, அந்த சுவத்துலலா நம்ம ஒட்டுவாங்கல்ல அந்த ஸ்பான்ஜ் மாரி இந்த ஆமா.
எல்லாத்தையும் பண்ணிருவீங்களா? ம். ஆமா, அந்த அதாவது அந்த வால் ப்ரூஃப் மாரி அந்த சவுண்ட வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய.
ஆமா. ஆமா சவுண்ட தடுத்து நிறுத்தக்கூடிய சாதனங்களே இப்ப நெறையா விக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாரி ஆன்லைன்ல ஏதாவது ஆர்ட்ர் போட்டு. ஆ
ஆமாமா. இப்போ உங்க வீட்ல அதெல்லாம் வச்சிருக்கீங்களா?
ஆமாங்க. அதெல்லாம் நான் வச்சுருக்கேன். ஏனா, நமக்கு வந்து அடிக்கடி நம்ம வந்து, இந்த பாட்டெல்லாம் அடிக்கடி இந்த சகஸ்ர நமம் பாட்டு, இதெல்லாம் நான் பாடி அனுப்புவேன். அவங்களுக்கு ஒவ்ஒண்ணு இந்த, இந்த வாய்ஸுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அத கிளியர் பண்றதுக்கு பாடி அனுப்ப சொல்லுவாங்க. ஆ, அதனால நாங்க அந்த குரூப்பில உள்ளவங்க ஒ அத்தன பேருமே நாங்க பாடி அனுப்பனும். அப்ப நான் பாடும்போது இந்த விஷயம்லாம் நான் வச்சுக்குவேன்.
ஆ. ஆ. சரி, சரி. ஆ. ஓ! ஓ! உங்களுக்கு இந்த பாட்டு வகுப்புக்கு உபயோகப்பட்டது. இப்ப அடுத்து வேற வேலைகளுக்கும் அது உபயோகப்படுது நல்லாவே. ஆ, நல்லது, நல்லது. ஆ ஆ, சரி, சரி. இப்ப இதில இன்னும் ஒரு முக்கியமான சவால் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்கன்னா, முதல்ல நீங்க எத சொல்லுவீங்க? இந்த, இந்த நாய்சி பிரச்சனைகளெல்லாம் தவிர்க்கிறதுக்கு. பேக்கிரவுண்ட் பிரச்சன, பேக்கிரவுண்ட் வாய்ஸ் பிரச்சனையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு.
<chuckles> ஆமாமாமா, கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா, இப்ப வந்து பார்த்திங்கன்னா, மைக் வந்து நமக்கு என்ன மாரி குவாலிட்டியா இருக்கணும். நம்ம பேசுற மைக் குவாலிட்டியா இருக்கணும். ஆ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஹெட்ஃபோனு இப்ப என்ன இப்ப நாங்க இருக்கிற இடத்துலயே பார்த்திங்கன்னா, நான் கரெக்ட்டா வந்து பார்த்திங்கன்னா, சரி இந்த நேரத்தில தான் நமக்கு எல்லா நாய் கொலைக்கும் பாருங்க பக்கத்தில வந்து நாய் கொலைக்கும். ஆ, அப்ப பார்த்தோம் "ஓம் ஸ்ரீ மாதா" அப்படின்னு ஆரம்பிச்சா நாய் கொலைக்க ஆரம்பிச்சுரும். "ஓகே அப்ப இப்ப வேண்டா" திரும்ப, திரும்ப ரீக ரீகெயின் குடுத்து மறுபடிக்கும் நான் ஆரம்பிப்பேன். அங்கிட்டுதுருந்து பார்த்தீங்கன்னா, நாங்க கீழ இருக்கிறதுனால மேலருந்து டக்கு, டக்கு, டக்குன்னு அவங்க, அவங்க யூஸ் பண்ற எல்லா ஒலியும் நமக்கு வரும். அப்ப நான் என்ன பண்ணுவேன் மறுபடிக்கும் ரீஅகெயின் குடுப்பேன். எத்தன தடவ தான் நம்ம வந்து, டேக் டேக்ன்னு எடுத்துகிட்டே இருக்கிறதுனு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன். நைட் பேசுவோம்.
ம். ஓ! ம். ஆமா. ஆ. சரி, சரி. ஆ. ஆ. சரி, சரி. மொத்தத்தில அது செட்டே ஆகாத அளவுக்கு போயிடும்ல.
ஆமா, பகல் நேரத்தில எனக்கு வந்து இந்த ரெக்கார்டிங் பண்றது எனக்கு செட்டே ஆகாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன். "இரவு நேரத்தில எடுத்துக்குவோம்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில எடுப்பேன். அப்போவும் பார்த்தீங்கன்னா, அந்த அவங்க சொல்லுவாங்க "என்ன இந்த நேரத்தில போட்டு உருட்டிக்கிட்டுருக்காங்க? என்னன்னு தெரியலையே, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலேன்னு" இப்ப "அம்மா நீங்க நைட் வந்து என்ன பண்றீங்க? நீங்க மேலேருந்து அடிக்கடி சத்தம் கேட்டுடேஇருக்குனா." "வயசாயிடுச்சுல்லம்மா தூக்கம் இல்ல. அதனால ஏதாவது உழட்டிக்கிட்டு இருக்கேன்." அப்படினா ஆஹா! அப்ப இந்த நேரத்திலேயும் நமக்கு ஆப்பு வெக்கிறாங்கன்னு நெனச்சிட்டு
ம். சரி, சரி. ம்ஹும். <laughs> <laughs> அது சரி.
ஆமா. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆ, அந்த சத்தங்களையெல்லாம் தடுக்கிறதுக்கு வந்து என்னென்ன முன்னேற்பாடுகள நம்ம பண்ணணுமோ அத பண்ணணும். இப்ப நான் அவங்கள போய் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏனா இது அவுங்க
ம். என்ன தான் வந்து, நீங்க முன்னேற்பாடு பண்ணாலும் சில சத்தங்கள் அதையும் மீறி உள்ள வர மாதிரி இருக்குமே, அப்படி உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கா?